ஆமாங்க. சரியா சொன்னீங்க.
அந்த அந்தத் தப்ப வந்து நம்ம அடிக்கடி அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் மாத்திக்கோணும். ஏன்னா, அவங்க சின்னக் குழந்தைங்க இல்லைங்களா, அவங்க டக்குன்னு மாத்திக்க மாட்டாங்க. நம்ம மாத்திக்கும்போது நம்மள பார்த்துத் தான அவங்களும் வளர்றாங்க. அப்போ வந்து
அ இத சொல்லும்போது என்ன சொல்லிடாருன்னா என் கணவரு, அ நாங்கல்லாம் இவ்ளோ வயசாயிருச்சு. இனிமே, மாறுறது கஷ்டம். நீங்க தான் மாத்திக்கணும்றாரு.
ம். அது, வேணா எல்லாருமே எல்லா கணவர்களுமே அப்டி தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். நான் என்னன்னா, 2 பேருமே திட்டாதீங்க. திட்டுனா, வந்து அவங்க பயத்துல தான் அவங்க பண்றாங்க. திட்டுறதோ, அடிக்கிறதுனாலே வந்து அவங்க மாத்திப்பாங்கன்னு நான் நெனைக்கறது என்னை பொறுத்தவரைக்கும் அது தப்பான விஷயம். ஏன்னா, அதுக்கு அடுத்து தான் அவங்க மறைக்க ஆரம்பிக்கிறாங்கங்கிறதை நான் கண்கூட பாத்திருக்கேன். ஏன்னா, இந்த விஷயம் மட்டும் இல்லாம, இப்ப அவங்க மத்தியானம் சாப்பாடு கொண்டு போறாங்க அப்டின்னா, நான் வந்து சாப்பாடு சாப்பிடலைன்னா, ஏன் சாப்பிடலைன்னு கேப்பேன், சரி ஓகே. அவங்க சாப்பிடலை ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கலையோ, அப்டின்னு சொல்லிட்டா கூட நம்ம அடுத்தது நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பசியோட வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அவங்க, வந்து என்னன்னா, அங்கேயே கொட்டிட்டு வந்துருவாங்க, கீழ. <chuckles>
அ. அ. அப்ப புரியுது. அ. ஆமாங்க, அ. ஆமா. நெறைய புள்ளைங்க இத பண்ணுவாங்க. இல்ல பாக்கி பசங்க சாப்பிட்டுருவாங்க. அந்த மாரி வந்து ந நடக்கும். அ சொல்லுங்க.
ம். அதைப் பண்ணறப் அ ஏன்னா, அதுக்கு பின்னாடி இப்ப என் பொண்ணு பாத்தீங்கன்னா, பேருந்துல தான் போறாங்க. அவங்க, என்ன பண்ணிருக்காங்க? அந்தப் பேருந்துக்கு பின்னாடி தான் போய் கொட்டிருக்காங்க. நாளைக்கு, ஏன்னா அவ அவங்க யுகேஜி தான் படிக்கிறாங்க. அப்டிங்கும்போது திடீர்னு பஸ் எடுத்தாலோ, ஏன்னா என்ன வேணாலும் நடக்கும் இல்லைங்களா?
அய்யயோ, அ. அச்சச்சோ! ஆமாங்க.
ஏன்னா, தெரியாம ஒரு பண்ற ஒரு விஷயம் நாளைக்கு வந்து, ஏன்னா, அது வந்து யாருமே பாக்காத மாரி தான் கொட்டுவாங்க, இல்லீங்களா. அப்டிங்கும்போது எது என்ன வேணாலும் நடக்கலாம். நான் அந்தத் தப்ப மட்டும்தான்
ஆமா. கண்டிப்பா. இது, எப்டி உங்களுக்கு தோ உங்களுக்கு எப்டி இது தெரியும். பேருந்து பின்னாடி கொட்டுனாங்கன்றது?
எனக்கு என்னன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் குடுத்துடுறீங்க. வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏன்னா, என் பொண்ணுக்கு வந்து இந்த வெங்காயம் எல்லாம் புடிக்காது.